புரியுது புரியுது. இது வந்து இப்ப இந்த மாரி எடுத்துட்டு போறப்போ, எல்லா நாளும் உங்க மனநிலை ஒரே மாரி தான் இருக்குமா?
இல்ல. கண்டிப்பா வந்து மனநிலை மாறுங்க. கண்டிப்பா, ஒரு வேல செய்யும்போது நமக்கே ஒரு நேரம் அலுப்பு தட்டிரும். "என்னடா! காலைல எழுந்திரிக்கிறோம். இதே வேலை தான். திருப்பி ரொட்டீன் திருப்பி ரொட்டீன் திருப்பி ரொட்டீன்" ஆமா, ஆமா. மெஷின் மாதிரி தான் தோணும் நம்மளுக்கு. ஆனா, அந்த அந்த அழுத்தத்திலேயே இருந்தோம்னா, நம்ம இன்னும் மேலும் மேலும் மன அழுத்தத்துக்கு ஆளாகிருவோம். ஸோ, அந்த எண்ணங்கள, நம்ம எந்த மாதிரி மாத்திக்கிட்டேன்னா, பெர்சனலா எப்பிடி மாத்திக்கிட்டேன்னா, "நம்மள விட்டா யாரும் செய்வா? நம்ம குடும்பத்துக்கு? நம்ம தான் ஆரோக்கியமா வச்சுக்கணும்." ஸோ நம்மளுடைய சமையல் நம்ம சமையல நம்ம வந்து ஆரோக்கியமான சமையல் செய்யும்போது அது வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அதே மாரி பாராட்டு எதிர்ப்பார்ப்பேன் தான். நம்ம ஒரு விஷயம் நல்லா செஞ்சு குடுத்துட்டோம். அப்படீன்னா அத
சரி. சரி. ஏன்னா, ம ஒரு மெசின் மாரி, நீங்க பண்ற மாரி ஆகிரும்ல, ஒரு காலகட்டத்தில. சரி. சரி. சரி. புரியுது. ஓகே. புரியுது. அப்ப அது ஒரு அப்ரிசியேஷன் எதிர்பார்ப்போம் இல்லையா, எப்பவுமே.
ஆ. அந்த அப்ரிஷியேஷன் கிடைக்கும்போது, நம்ம இன்னும் கொஞ்சம் ஓடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு நம்ம செய்யலாம். அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து கண்டிப்பா உருவாகுது சார். ஆமா.
ம். புரியுது. இந்த இதில, நீங்க வந்து இப்ப எல்லாரும் <tsk> எல்லாருக்கும், இப்ப வந்து கணவருக்கு ஒரு விஷயம் பண்ணனும். அதே வந்து குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் பண்ணனும்ங்கிறப்ப, அதை எல்லா சமயமும் உங்களால நிறைவேற்ற முடிந்திருதா? இல்ல, அப்படி நிறைவேற்ற முடியவில்லைங்கிறப்போ என்ன மாரி ஒரு மனநிலைக்கு போவீங்க?
எல்லா இல்ல. எல்லா நேரங்களும் நம்மளால நிறைவேற்ற முடியாதுங்க. முடியாதுதான். ஏன்னா, எல்லாருடைய தேவைகளையுமே இப்போ குழந்தைகளுக்கு வந்து காரம் இல்லாம நம்ம சமைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்காக நான் சொல்றேன். கணவர் வந்து நல்லா வாய்க்கு ருசியா சாப்புட்டு பழகியிருப்பாங்க. மூத்தவர்கள். வயதில மூத்தவர்கள் வந்து ருசியா தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா, அவங்களோட வயதோட காரணம் காட்டி, நம்ம அவங்களுக்கு பக்குவமா தான் நம்ம குடுத்தாகணும். ஸோ இது ஆமாங்க. அதிருப்தி உருவாயிரும் அதுவும் ஒரு பிரஷர் "என்ன உங்க ஒய்ஃப் இப்படி சமைக்கிறா? வாயில புடிக்கல." அந்த மாரி, குடும்ப உறவுகளுக்குள்ள சிக்கல் உருவாகிரும். அப்போ, என்ன பண்ணனும்னா, நம்ம ஒரு விஷயத்தை குடுத்தா நான் குடுத்துருவேங்க. இப்போ எங்க மாமியார் எல்லாம் பார்த்தீங்கன்னா, காஃபி சாப்பிடுற பழக்கம் அவங்களுக்கு இருக்கு. ஈவ்னிங் ஒரு 5:00 மணி ஆனா காஃபி குடிப்பாங்க. அப்ப நான் 1 நாள் குடுப்பேன். 2 நாள் குடுப்பேன். 3ஆவது நாள் குடுக்கும்போதே, அவங்க வந்து அந்த 2 நாளு ஏதாவது கை வலி கால் வலின்னு சொல்லுவாங்க. இல்லைங்களா. அப்ப நான் சிரிச்ச முகத்தோட சொல்லிருவேன், "அத்த நீங்க காஃபி குடிக்கிறீங்க. நான் ஒண்ணும் சொல்லல. பட் நீங்க உங்களோட காஃபி டை அளவ கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாதான் நீங்க சாப்பிடுற மருந்து உங்க உடம்பில வேலை செய்யும்," அந்த மாதிரி. <laughs> அப்படி நம்ம வந்து <laughs> ஆ ஆமா, ஆமாமா, ஆமாங்க ஆமா, ஆமா. ஏன்னா, நம்ம இல்லல்ல, உங்களுக்கெல்லாம் காஃபி எல்லாம் குடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. என்ன அவுங்க அதுக்கு கூட ஒரு <tsk> அது ஒரு சிக்கல்ல உருவாக்கிரும்.
சரி. அ. சரி. புரியுது. சரி. ம். இல்லைன்னா அதுவும் ஒரு அதிருப்திய உருவாக்கும், இல்லைங்களா? சரி. அ. சரி. சரி. புரியுது. ம். ம். ம். ஆமா. ம். ம். அது. அதாவது, ஆ அப்டியே அப்டி மெதுவா சொல்றீங்க. வாழைப்பழத்தில ஊசி ஏற்றுக்கிற மாரி பொறுமையா சொல்றீங்க. சரி. அதாவது, இங்க வந்து நீங்க நல்ல விஷயமே சொன்னா கூட, <tsk> நீங்க சொல்ற விஷயத்த விட, அத நீங்க எப்பிடி சொல்றீங்கங்கிறது தான் குடும்பத்தில ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இல்லைங்களா?
ஆமா, ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா ஆமா. நம்ம அணுகுமுறை. நம்ம ஒரு விஷயத்த சொல்லப் போறோம் அப்படின்னா, நம்மளுடைய அணுகுமுறை வந்து அது ரொம்ப முக்கியங்க. ஒரு குடும்பத்தில பல விதமான எண்ண ஓட்டங்களோட தான் இருப்பாங்க. நம்மளால எல்லாரையுமே, எல்லா நேரத்திலயுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அது வந்து இப்போ வொர்க் பிளேஸ்ஆ இருந்தா, "நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க. நான் இப்படி தான்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா, குடும்ப உறவுகள், இத வீட்டுக்குள்ள அப்படிங்கும் போது எல்லாருடைய எண்ணங்களுக்குமே நம்ம மதிப்பு குடுத்தா தான், அந்த குடும்பம் வந்து ஒற்றுமையா இருக்கும். அப்படிங்கிறது நம்மளோட தாட்டு.
சரி. ம். சரி. ஆமா. புரியுது. புரியுது. ஆமா. ஏன்னா இப்ப வொர்க்ல